சோ, அப்போது
இல்ல, அது மொத்தமாவே தென்னை மரம் பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாரி எல்லாத்துக்கும் உதவியா தான் இருக்கும் இல்லையா? அந்த மட்டை அ.
ஆமாங்க. அதோட வேஸ்டாகுறது கூட, அத யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே இருக்குதுங்க.
அத கயிறா மாத்திர்றாங்க.
ஆமா. ஒரு மரம் பட்டு போனாக்கூட, அது கீழ விழுகும்போது, அதுலருந்து குருத்து எடுத்து அத வித்து காசு பாத்தர்றாங்க.
ஆமா. அதுலயும் தான இந்த எப்படி சொல்றது? ப்ரூம் ஸ்டிக்லாம் ரெடி பண்ணி, நம்ம ஊர்லலாம் கூட்டுவோம்ல்ல?
ஆமா. அதுவுமே இருக்குங்க. அப்பறம் தென்னங்குருத்துன்னு சொல்வாங்க. சாப்பிடுவாங்க. அது வந்து ரூ. 10 பீஸ்ன்னு இருந்தது. இப்பெல்லாம் ரூ. 30, நாப்பது ரூவாய்க்கு விக்கிறாங்க.
ஆம். ஆ ஆமா ஆமா. ஆமா, சாப்பிடுவாங்கல்ல அது. மறந்துட்டேன் நானு.
ஆமா, சூப்பரா இருக்கும். அது இப்ப என்னாச்சுன்னா, இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே, இப்ப அது எத்தனை ஆனாலும், அது மரம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அது அவ்வளோ லாஸாயி இங்க நெறைய கஷ்டங்கள் வந்து, அதுக்கப்புறம்
ஆ. போர, ரீபோர் போட்டும் ஒர்க் ஆகலையாங்க?
7 போர்லயுமே தண்ணி வரலன்னா நெனைச்சு பாருங்களேன்!
7 தடவையாங்க? ரொம்ப காசு செலவாயிருக்குமே?
இப்ப இதுல இருக்கிறதுல்லே என்ன கொடுமைன்னா, அதெல்லாம் வித்து, நெறைய கடன்கள்லாம் கட்டி இன்னொரு வேற 2, 3 இடங்கள வித்து தான் இந்த வந்து இந்த இடத்தை வாங்குனதுக்கு போட்ட லோனோ, கடனெல்லாம் அடைக்கிற மாரி நெலைமைகள் வந்துடுச்சு. இதுல இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான விஷயம், நாங்க ஒருத்தவங்கள விக்கிறோம், அவங்க ஒரு 6, 7 மாசம் கழிச்சு, அதே போர திரும்ப போடுறாங்க அதே இடத்துல, அவங்களுக்கு தண்ணி வந்துருச்சு.
அதானே. அஹ. அவங்களுக்கு வந்துருச்சா?
சரி! நல்லா இருந்துட்டு போறாங்க!
அதுதான். அந்த மழை இல்லாததுனால, சில நேரங்கள்ல நம்ம பொறுத்திருந்துருக்கலாம். ஆ.
கண்டிப்பா. ஏன்னா நம்ம நெறைய ஒரு கடன் இப்போ ஒரு நம்ம நா ஆல்ரெடி சொத்து இருக்கு, இது ஒரு இடமா வாங்கி போட்டிருந்தோம் அப்படின்னா, அத பத்தி நம்ம யோசிக்க தேவையில்லை. ஆனா, இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், திரும்ப குடுக்கணும் அந்த மாரி விஷயங்கள். நாங்க பேசாம அந்த 8 ஏக்கராவே வெறும் வெறும் எம்ப்டி லேண்டா வச்சிருந்தாக்கூட, எங்களுக்கு வந்து ஒரு நெலம் அப்டியே இருந்துட்டுருக்கும். ஒரு காசு உள்ள போட்டிருக்கத் தேவையில்லை. அது எப்படி இருந்தாலும் எம்ப்டி லேண்ட்
அதுக்கு மேல இன்வெஸ்ட்மென்ட்ன்னு நம்ம நெறைய நெறைய போட போகுதான் இல்ல, மனசுமே நமக்கு நெறைய உளைச்சலா இருக்குல்ல? நம்ம போட்டோம் வரலை. தென்னந்தோப்பு உருவாக்கியிருக்கோம், அப்போ வரல. போர் போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம எ ஓ ஏதோ ஒண்ணு முயற்சி பண்ணிட்டே இருக்க போக, அது காசு இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும்.
ஆமா. கரெக்ட், ஆமாங்க. ஆம்.